<laughs>
உண்மயாலுமே எங்களுக்கு அந்த ரூட்ட கண்டுபிடிக்கிறதுக்குள்ள, போதும் போதும்ன்னாயிட்டு.
ம். <laughs> சரிங்க.
அப்புறம் மேலு அந்த ஆட்டோ, எப்டியோ ஒரு வகையிலயே அப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் வந்து அப்புறம் அந்த பொண்ணுக்கே நாங்க போன் பண்ணி சொல்லிட்டோம். எம்மா உங்க ஊருக்கு தான் வந்துருக்கோம். இந்த இடத்துல நாங்க தன்னந்தனி தன்னந்தனியா அனாதையா நிக்குறோம். எதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா என்னன்னா அப்புறம், அவுங்க வீட்டுக்காரர வர சொல்லி, அவ எங்கங்க எங்கயோ ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. ஏய்! அப்பா சாமி, ஆமா எம் டெல்லியில இடத் டெல்லியில டெல்லியில வேல அ கூடியிருக்கேன்னு சொல்லிட்டு, மும்பையில வீடு வாங்குன கதையா, எவ்ளோ தூரங்க அந்த வீடு, அவங்க ஊரு. அந்த ஊருக்கும் அந்த, அதுல வேற 1/2 மணி நேரத்துக்கு ரூ.50 தான் ஆட்டோ காக்குன்னு வேற, ஒரு பு புரளி வேற கிளப்பி விட்டுனாங்க.
அருமைங்க. போதும், இதுக்கு மேல முடியாது, ஆண்டவா அப்டின்னு கால் பண்டிங்களா? <chuckles> ஆ. சரிங்க. <chuckles> ஓ! சரி, சரி, சரிங்க. ஆமா, ஆமா, ஆ, ஆ.
ஆமா, அன்னைக்கு அந்த ஆளு எங்கள்ட்ட, 700 ரூபாங்க, காலங்காத்தால ரூ.700 வசூல் பண்ணாங்க அந்த ஆளு. பஸ் டிக்கெட்டே ரூ.200 தான். <chuckles>
அச்சச்சோ. ஆ, அ அதுதான் நான் கேக்க வந்தேன், பேருந்து பயணம் கூட உங்களுக்கு அவ்ளோ ஆயிருந்துருக்காதே! அப்டின்னு. ஆ!
<chuckles> ஆமா, பஸு டிக்கெட்டே ரூ.200 தான். இது ரூ.700 ஆக்கி விட்டாங்க, எங்க போய் சொல்றது இந்த கதைய, அதுவும் அந்த ஒருத்தவங்கள்ட்ட வழிய கேட்குறதுக்குள்ள ஒரு மாரி அசிங்கமா இருந்துச்சு, வேற வழி இல்ல போய் ரீச் ஆகணுமே. அதாவது ஆட்டோ டிரைவர் வச்சிட்டியாம்மா நீ என்ன வழி கேட்குறன்றாங்க எல்லாரும். அ அந்த ஆளுக்கு வேற, ஒரு அசிங்கம். அந்த <laughs>
ஆ! சரிங்க. ஆ, ஆ, ஆமா, ம். ஆ! அது சொல்லுங்க, அதுதான் மெயினு. <laughs> என்ன மாரி முகவரி குடுத்து ஆட்டோ ஓட்டுநர்ட்ட கேட்டீங்கன்னா, அ லெஃப்ட் எடு, ரைட் எடு அந்த 4வது சந்து, அப்டின்னு ஈசியா சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆ. <laughs>
<laughs> ஆமா, அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவன ஆட்டோ, ஆட்டோ டிரைவரா சகிச்சுக்குறான். இந்த தெரு நான் வந்ததே இல்ல, இந்த ஊர்லயே புதுத் தெருவா இருக்குது. உங்களால நான் ஒரு புது தெருவுக்கு வந்த கத்துக்குட்டேன் நானு, ஆனா மறுபடியும் நான் எப்டி வெள்ள போறது? எனக்கு தெரியவே இல்லயே அப்டின்ட்டு. ஐயோ! கடவுளே அப்புறம் இறங்குனொன்னே அந்த பொண்ண பாத்தா எங்களுக்கு பாத்த சந்தோஷம் தான் அழுவறதா? நான் வந்த விதிய நெனச்சு அழுவுறதா.
சரிங்க. ம். அ. <laughs> அய்யயோ! ஆ, அது செரிங்க. நல்ல வேள, நீங்க துக்கத்துக்கு போய்தீங்க போனீங்க. அது உங்களுக்கு சமாளிக்குறதுக்கு உதவியாயிடுச்சு.
இல்ல. ஆமா, இல்ல அவள நெனச்சு அழுவுறதான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க, ஆனா அழுதுட்டோம் ஆக மொத்தத்துல. ஏங்க அழுதுட்டு இருக்குறோம் 1/2 நேரத்துல இவனுங்க வன்ட்டானுங்க. <laughs>
<laughs> அய்யயோ! அது இன்னும் ஒரு மணி நேரம் முன்னாடி, அவங்க பண்ணிருந்துக்கலாம்.
அதுல வேற அதுல வேற அந்த பையன் கே ஆட்டோ பிடிச்சுக் கொடுத்தான்ல, அந்த பையன் கேட்குறான், என்ன நீங்க வந்த ஆட்டோ இப்ப தான் மூவ் ஆவுது? நாங்க அங்க பாத்தோம் அப்டின்றான். அட <chuckles> அட போடா அப்டின்ட்டு, அப்புறம் அப்டியே அது ஒரு, ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமா போயிடுச்சுங்க. அந்த ஒரு தெருவ நாங்க கண்டுபிடிக்குறதுக்குள்ள. ஏ! அப்பா எவ்ளோ தூரம் உள்ள தள்ளி அந்த பொண்ணு வீடு வாங்கி கட்டியிருக்கு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்குங்க. அப்பா சாமி அந்த தெருவுலாம் நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு உனக்கு கர் கரெக்டான ஒரு லேண்ட்மார்க் ஓட சொல்லிடு தயவுசெஞ்சு. உண்மயாலுமே வர முடியல அப்டின்னு நாங்க சொல்லிட்டோம். அப்புறம் அவளுக்கும் ரொம்ப ஒரு பூரிப்பா போயிடுச்சு.
சரிங்க. <laughs> சரிங்க. ஆ. <chuckles> <laughs> ஆ. சரிங்க. அ, கண்டிப்பா, கண்டிப்பா. ஐயோ! அது

ஆமாமா. இதுல இப்ப இப்ப பாத்தீங்கன்னா, சென்னையில சென்னையில வீடு வாங்குறோம். சென்னையில தான் இருக்கோம். அப்படின்னு சொல்ட்டு, விழுப்புரம் செங்கல்பட்டு வரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாரி, உங்க தோழி வீடு கட்டிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். <laughs> ஆஹ்.
ம். ஆ. ஆமா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இந்த இங்கதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அங்க போய் பாத்தா, ஆளக் காணும். உடனே உடனே அந்த அந் அந்த ஆட்டோக்காரன். <laughs> அவன் வொஃப் கிட்டலாம் போன் பண்ணி, எம்மா ஒரு சவாரி ஒண்ணு மாட்டிருக்குது. மதியம் வரைக்கும் வச்சு. மதியம்.
சரிங்க. <laughs> ஆ. அ. <laughs> நல்ல வேளை, நீங்க நீங்க சென்னை ஆட்டோ ஓட்டுநர் மாட்டல. ஓ ஓட்டுன <laughs>
<laughs> <laughs> அந்த அந்த ஆள் சொல்றான். "ஒரு சவாரி இங்க ஒண்ணு மாட்டியிருக்குது. மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு தான், நான் வீட்டுக்கு வருவேன்" <laughs> அவுங்க பொண்டாட்டி வேற, "பாத்து ஓட்டுங்க. பத்தரமா ஓட்டுங்க" அப்படின்ட்டு.
<sighs> <laughs> <chuckles> சரிங்க. <chuckles> <laughs> ம், சரி. <laughs> அ அவங்க அவங்க மனைவியே பயந்துட்டாங்க. உங்கள வச்சி ஓட்டுற
<laughs> இல்ல அந்த அவன் முடிவே பண்ணிட்டான். எங்கள வச்சே, மதியம் ஃபுல்லா சம்பாரிச்சுக்கலாம், அப்டின்ட்டு. "இந்த ஒரு சவாரி போதுண்டா, இன்னைக்கு ஓட்டுனதுக்கு சமம்" அப்படின்னு நெனச்சுக்கிட்டானாட்ருக்குது. அப்பா!
அ, தான் <laughs> <chuckles> தோழிக்கு வந்து, இன்ப அதிர்ச்சி குடுக்குறேன் அப்படின்டு, அது உங்களுக்கு பெரிய துன்ப அதிர்ச்சியா மாறிருச்சு. இல்லைங்களா? ஆ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. <chuckles> அ, ரொம்ப அருமையா, சொன்னீங்க மேம். அதாவது, நெ நெறைய பேருக்கு, நெறைய எடத்துல, இது நடக்குற விஷயம் தான். அ, ஆனாலும், அந்த மாரி டைம்ல வந்துட்டு, நீங்க ரொம்ப தைரியமாவும், அத நல்லா வழிநடத்தி, அந்த அ, ஓட்டுநரை கரெக்ட்டா, உங்க தோழி இருக்க எடத்த எடத்துக்கு கூட்டிட்டு போன வரையும் உண்மையிலே அதுக்காகவே உங்கள பாராட்டணும். அ, ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். அ, மிக்க மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. அ.
<laughs> கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அந்த மாரி எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. ம், ம், ம். ம்.

ஆ, ஆ.
அப்புறம் பார்த்தா அ லொக்கேஷன் அங்க தான் காமிக்குது. அ ஆனா, பார்த்தா வீடு இல்ல. வெறும் பில்டிங் மட்டும். அப்புறம் அங்க இருக்க ஒருத்தவங்கள்ட்ட போய் தயங்கி, தயங்கி கேட்டோம். ஏங்க இந்த இந்த இடம் எங்கேன்னு கேட்டதுக்கு ஏங்க இது இல்லேங்க. நீங்க இடம் மாறி வந்துட்டீங்க. நீங்க வந்த வழியே திரும்பி போங்க. அங்க தூரம் போன பிறகு ஒரு கட்டு வரும். அங்கருந்து பிரிஞ்சு போங்கன்ட்டாங்க உடனே வண்டி ரிவர்ஸ்ல எடு. <laughs>
ஆ. சரிங்க. ஐயய்யோ! ஓ சரிங்க. <laughs> ஓகே. <laughs>
அப்புறம் மறுபடியும் அந்த ஆள் போறாரு, போறாரு, போறாரு, போறாரு கடைசில என்னமோ குதிரை வண்டில போறமாரிங்க. டொக்கு டொக்கு டொக்கு டொக்குனு வண்டி போயிட்டே இருக்கு.
<laughs> உங்கள வச்சு அன்னக்கி சவாரிய முடிச்சிர்லான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆ.
ஆமா. அந்த ஊர சுத்தி காமிக்க தான் கூட்டிட்டு போனாருன்னு எங்களுக்கு தெரியல.
அ கூட்டிட்டு போய் <laughs> சரிங்க.
அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலி போட்ட ஒரு கம்பிங்க. அதுக்கப்பறம் அந்த பக்கம் ஒன்னுமே இல்ல. வேலி போட்ட கம்பி மட்டும்.
ஆ, ஆ. அ இந் இந்த டைம் அந்த பில்டிங் கூட இல்லேங்களா! வெறும் வேலையோட நிறுத்திட்டாரு. சரிங்க.
அப்பறம் எங்களுக்கு ஒரு டவுட் என்னடா! வேலி. ஆஹா! இல்ல, அப்பறம் மறுபடியும் திரும்பி வா! அங்க வேற கேட்கிறதுக்கு ஆள் கேட்கிறதுக்கு யாருமே இல்ல. அந்த ஆட்டோக்காரன்னா சலிச்சிக்கிறான் வேற எங்ககிட்ட. "என்னம்மா! நீங்க ஒழுங்கா கேட்க மாட்டீங்களா! நீங்க எந்த ஊர்லருந்து வரீங்க? உங்களுக்கு தான் தமிழ் நல்லா தெரியும்ல்ல. இதென்ன வேறு மாநிலமா என்ன? உங்களுக்கு என்ன?" அப்பிடி இப்பிடின்னு அந்த ஆள் பாட்டுக்கு காலையிலே பஜன பாடுறான். எங்களுக்கா அந்த ஆள்கிட்ட ரூட்டு சொல்லி, சொல்லி, சொல்லி, சொல்லி எங்களுக்கு அம் அப்பிடியே ஒருமாரி நான் காலையிலே ஓஞ்சு போயிட்டோம் நாங்க. அப்பறம் மறுபடியும்
ஓ! சரிங்க. ஆ. ஆ, ஆ. ஆமா. சரிங்க. முடியல. <laughs> சரிங்க. நீ நீங்க உங்க நண்பருக்கு கால் பண்ணி கேட்டுருக்கலாம்ல. அவரு இதெல்லாம் டேரக்ட்டா ஆட்டோ ஓட்டுநர்ட்டயே கொடுத்துருந்தீங்கன்னா, அவரு ஒரு வேள உங்களுக்கு முகவரி கரெக்ட்டா ஆ.
ஏங்க அந்த ஓட்டுநர்கிட்ட, இன்னும் எங்க எங்க என்னுடைய எங்கள் செத்து போன தாத்தா பாட்டி மட்டும் தாங்க பேசல. <laughs>
சரிங்க. <laughs> அடடா! அந்த ஓட்டுனர் ரொம்ப பாவங்க. ஆட்டோவும் ஓட்டிட்டு இத்தனை பேரையும் பேசியிருக்காரு. <laughs> பரவால்ல. திறமையானவர். ஆ.
<laughs> எல்லாமே எல்லாருமே! <laughs> எல்லார்கிட்டயும் பேசிட்டாரு! எல்லார்கிட்டயுமே பேசிட்டாரு. எல்லாருட்டயும் பேசிட்டு அவுங்க தான் இவர திட்டணும். ஊர
ஓகேங்க. ஓ! சரிங்க. <laughs>